ஓ இந்த வாரம் ஒண்ணுன்னா, அடுத்த வாரம் பறிச்சுக்கலாமா?
கண்டிப்பா நல்லா சீக்கிரமாவே அது 3, 4 நாளைக்குள்ளயே ஒரு
அ ஆச்சரியமா இருக்கே. இந்த மாதிரித் தகவல் எல்லாம் எனக்குப் பிரம்மிப்பா இருக்குதே. ம்.
கண்டிப்பா 4 நாங்கல்லாம் அந்த மாரில்லாம் இருக்கு. அ நாங்க அதெல்லாம் அந்த மாரி பயன்படுத்தி இருக்கோம். நாங்க வந்து என்ன பண்ணோம்ன்னா
சரி அப்படி இந்த புதினாவ எப்படி வளக்கிறது? அத சொல்லுங்க! அது செடி 1 செடி வச்சாலே வந்துருமா?
அ வ் ஒரு செடி கிடையாது. நம்ம எத்தன காம்பு நம்ம ஊண்டி வைக்கிறமோ, அத்தனைலுமே இந்த துளிர்விட்டு அந்த இலை வந்து வந்திருக்கும்.
ம். ம். <tsk> ஓ! சரி சரி. அ.
1 கட்டு நீங்க வாங்கினுங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கட்டு ஒரு புதினா வாங்குறீங்க பிரியாணிக்கு, இல்ல ஒரு சட்னிக்கு வாங்குறீங்க. அப்ப அந்த அந்த அந்த இலைய மட்டும் தானே நம்ம ஆஞ்சு வப்போம்! அந்தக் காம்போட சேத்து நம்ம ஏன்னா, கா காம்பு வந்து ரொம்ப வந்து தடிமனா இருக்கும். அ அதனால நாம அத வந்து போட்டோன்னா, அது அறையாது. 2வது பாத்தீங்கன்னா ஒரு மாரி நறுச்சு நறுச்சுன்னு ஒரு மாதிரி சாப்பிடும்போது, இதுவாருக்கும்.
ம். ஆமா. நம்ம எலைய நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம்.
ஆமா எலைய யூஸ் பண்ணிட்டு, அந்தக் காம்ப வந்து நட்டு வச்சோம்ன்னா, அடுத்த பிரியாணி, அடுத்த வாரத்துக்குள்ள, நம்ம வீட்டுல இருந்தே, சொந்தமா பயிர் போட்டு, அ ஒரு சா அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். "அப்பா நம்ம வீட்டுல, நம்ம போட்டதே வந்துருச்சு" அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
ஆமாமா. நீங்க அதப் போயிட்டு, வெளிய வந்து ஒரு ரூ. 10 ரூ. 5க்கு தான் வாங்குவீங்க. ஆனா, அத நம்ம வீட்லயே அத பண்ணி பாக்குறப்ப, அதுல ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க! அடா டா டா-டா! அப்படியொரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தக் கருவேப்புல மரம் அ எப்பவுமே எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா, அந்த முருங்க மரம் கண்டிப்பா இருக்கும், எல்லார் வீட்லயுமே.
ம்.